அது அவுங்க அதில என்னன்னா, அவங்களுக்கு வந்து, அந்த கல்லூரிக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, இத்தனை பேரு இந்த இந்த மாணவர்கள் வந்து, இந்த கோர் கம்பெனியில வந்து வேலைவாய்ப்பு கெடைச்சு போயிருக்காங்க. இத்தனை பேர் வந்து கல்லு இந்த மாரி ஐடி நிறுவனத்தில போயிருக்காங்கன்னு சொல்லணும்ல! அந்த மாரி பாத்தீங்கன்னா, இப்போ அவ்வளோ எளிதா யாருக்கும் அந்த கோர் கம்பெனியில வேலை கிடைக்கிறது கிடையாது. அந்த மாதிரியான க நிறுவனங்கள் மொதல்ல வேலைக்கே ஆள் எடுக்கிறது கிடையாது. நெறையா கல்லூரிகள்ல, ஆமா.
ஆமா, ஆமா. கண்டிப்பா கண்டிப் அஹா! எடுக்கிறது கிடையாது. சரி, சரி.
அ அதுக்காக நம்மள வந்து அவுங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னும் சொல்ல முடியாது. அங்க ஒரு வெற்றிடம் இருக்கு, அதில உங்களுக்கு திறமை இருந்தா, நீங்க போய் பாருங்க. அப்போ அந்த கல்லூரியிலயே அ ஒரு 1,000 பேர் அத ஒரு நிறுவனத்துக்கு போட்டி போடுறாங்கன்றப்போ, வெறும் 5 பேரோ, 10 பேரோ தான் அந்த எடத்துல வேலைக்கு போறாங்கன்றப்போ, அதுக்கு இயல்பாவே கொஞ்சம் மதிப்பு கூட தான இருக்கு!
ம்ஹ்ம். சரி. ம். கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆனா, அந்த வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். இந்த ஐடி போன்ற நிறுவனங்கள்ல சேர்ந்தவங்க, நம்மளோட 4 மடங்கு 5 மடங்கு அதிக சம்பளம் வாங்கிறதாகவும், நமக்கு ரொம்பவும் குறைந்த சம்பளமா இருக்கிறதையும், நம்ம வெகு ஒரு 1 2 மாதங்களே நம்மளால அத உணர முடியும்.
ம். கண்டிப்பா. அந்த சூழலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது என்னன்னே ரியலைஸ் ஆகுது. இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா, நீங்க சொன்ன வந்து எங்களோட சமயத்தில நாங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த 90ஸ்ல வந்தவங்க. ஏன்னா, ஆ அப்பதான் வந்து அந்த துறை வந்து புதுசா அறிமுகமாகுது. அந்த ஐடி துறை அப்படிங்கிறது. ஆனா, நமக்கு எடுத்த வகுப்பில எடுக்குற ஆசிரியர்களுக்கு வந்து, அவங்களுக்கே வந்து இந்த புத்தகத்தில என்ன இருக்கோ அதைத்தான் நமக்கு சொல்லிக் குடுத்தாங்களே ஒழிய, "அதை தாண்டி இந்த உலகத்த எப்படி பாக்கணும்?" அப்படிங்கிற அந்த ஒரு நாலேட்ஜ் அந்த ஒரு அறிவு வந்து இல்ல. அதான் நம்ம என்ன தான் மாங்கு மாங்குன்னு படிச்சு 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி, யுனிவர்சிட்டி ரேங்க் எல்லாம் வாங்கினா கூட, அந்த செயல்முறை அ அறிவு அப்படிங்கிறது, ரொம்ப கரெக் கம்மியா ஆயிடுச்சு. அதனால தான் நம்மளால இன்னுமே அந்த ஐடி துறையில வந்து, அ என்னுடைய தோழர்களலாம் நெறையா வந்து என்ட சங்கடப்படுவாங்க. "என்னுடைய தங்கை நல்லாயிருக்கா. எனக்கும் அவளுக்கும் 1 வயது தான் வித்தியாசம். பட் அவ படிக்கும்போது, நல்லா வந்துருச்சு அந்த ஃபீல்டு. <laughs> நான் வந்து ஒரே, ஒரு 20,000 சம்பளத்துக்கு மாசம் முழுவதும் ஒரே மாரி வாழ்வு தான் போகுது. அவ வந்து நான் வருஷமுடியசம்பாதிக்கிறத அவ ஒரே மாசத்துல சம்பாரிச்சுட்டு, அடுத்த லைஃப், அடுத்த வ அடுத்த கட்டத்த நோக்கி போறாங்க." அப்டின்னு சொல்வாங்க. <laughs>
ம். ஆமா, ஆமா. கண்டிப்பா. இப்போ அதுலயும் வந்து ம். மா. <chuckles> ம்ஹ்ம். ஆமா. கண்டிப் ஆ. <chuckles> கண்டிப்பா. ம், ஆமா. அ. ம். ஆமா. ம், ம். ஆஹா! <chuckles> ம். சரி, சரி. <chuckles> ஆமா. ஆமா, கண்டிப்பா. இப்போ இது நமக்கே அதில ஒரு ஈர்ப்பு இருந்து, நம்ம அந்த வேலைல போயிருந்தோம்ன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த மத்தவங்க வாங்குற சம்பளம் பெருசா தெரியாது. என்னைக்கும் நாமளா ஒரு தப்பு பண்ணோம்ன்னா, இது நம்மளால தான ஆச்சு அப்படின்னு நம்ம விட்டுடுவோம். ஆனா, மத்தவங்களோட தூண்டுதலின் பேரில அது வரப்போ, "ஐயயோ! இவங்களால நம்ம வாழ்க்க இப்படி ஆயிடுச்சே" அப்படிங்கற ஒரு விரக்தி ரொம்பவும் சீக்கிரமா வந்துடுது.
கண்டிப்பா, கண்டிப்பா.